அ அ அவங்க எவ்வளவு அடம் பிடிச்சாலும், கொஞ்சம் கொஞ்சமா இத அந்த பழக்கத்த கொண்டு வரணும். அ நான் சொன்ன மாதிரி அ வெளியில போக வைக்கணும். இப்போ உள்ள குழந்தைகளுக்கு, இவங்க ஃபோன பாத்தா உலகமே மறந்து போயிரும். அவங்க பேர சொன்னா கூட அவங்களுக்கு திரும்ப மாட்டாங்க, அந்த மாரி ஒரு சூழ்நிலை தான் இருக்கு. அதனால வேற அ ஃபோன் இல்லாம வேற என்ன அ கிளாஸஸ் ஒரு அ நீங்க ஓவியத்துல சேர்த்து விடுறதா இருக்கட்டும். ஒரு அ சாயங்காலமான ஆனா ஒரு பார்க்குக்கு கூட்டிட்டு போறதா இருக்கட்டும், வேற ஃப்ரெண்ட்ஸோட பேச வைக்கணும், இப்ப நறைய இந்த மாதிரி மான்டைசரி டூல்ஸோ, எல்லாமே கிடைக்கு.
கண்டிப்பா, கண்டிப்பா. ம். ம். ம். ஆமா. ஆமா. சிறப்பு! ம். கண்டிப்பா, இப்போ
கொஞ்சம் கொஞ்சமா தான் அத கொண்டு வரணும்.
இப்போ நீங்க காலையில எழுந்ததும் இந்த மாரி மெடிடேஷன் அந்த மாதிரி பண்ணுவீங்கன்னு சொன்னீங்க. இப்போ மத்தவங்களுக்கு வந்து இவங்கலாம் இதுவும் பண்ணலாம், இந்த மெடிடேஷன் தாண்டி இந்த மாரி விஷயங்களும் பண்ணா, அந்த நாளே வந்து இனிமையா இருக்கும். அப்டின்ற மாரி ஒரு கருத்துக்கள் இருக்கா?
ம்ஹ்ம். ம்ஹ்ம். ம்ஹ்ம். ஆ இதுக்கு ஒண்ணு நான் வச்சிருக்கேன். ஏன்னா, அ நான் இத அ சமீப காலத்துில ஒருத்தவங்க அ எனக்கு சொன்னாங்க. அ இப்போ கா இத மைண்ட் ஃபுல்னஸ் அப்டின்னு ஆங்கிலத்தில சொல்வாங்க. 24 மணி நேரம். காலையில இப்ப நீங்க 6 மணிக்கு அ இத தொடங்குறீங்க அப்டின்னா, அடுத்த நாள் 6 மணி வரைக்கும். இல்ல அ உங்களோட அ ரோட்டீன் பொருத்து மாத்திக்கலாம். அந்த 24 மணி நேரத்தில உங்க கண்ணு முழிச்சதுலருந்து
சரி. ம். சரி. சரி. ம். ம்.

ம்ஹ்ம். கண்டிப்பா. ஏன்னா ம் அ இப்ப நான் சொன்னது, அ நான் பண்றது ஓ அ நெறைய விஷயம் அவுங்க பண்றாங்கங்கிற மாதிரி இருக்கும். ஆனா அப்பிடி கிடையாது. ஏன்னா, அதுக்கு முன்னாடி நாள் இரவே நம்ம <tsk> அ சில விஷயத்த முன்னாடியே தயார் பண்ணிப்பாங்கள்ல, மீல் ப்ரப்பிங்ன்னு சொல்லுவாங்கள்ல. அந்தமாதிரி ஒரு அ முறைய இப்ப நான் கையாள்றேன். அது ரொம்ப இப்போ சுலபமாக்கிடுச்சு. ஆ எப்பிடின்னா ஒரு அ சமையலுக்காக நான் சொல்றேன். ஒரு 4, 5 ஒரு கண்ணாடி குழாய்ல அ முன்னாடியே ஊர வச்ச ஒரு கொண்ட கடலையா இருக்கட்டும். முட்ட அப்பப்ப வச்சுக்கலாம். அ நம்ம புரதட்சத்துக்காக ஃபைபருக்கு அ பழம் வாரத்துக்கு ஒரு வாட்டி வாங்கிக்குவோம். அந்த மாதிரி அ ஒரு அ போமோகிரானேட்ட உரிச்சு வச்சுக்கிறது ஒரு ஆரஞ்சு, ஆப்பிளு. இது
ம். ஆமா. ம். ம். ம். சரி. சரி. சரி. இதெல்லாம் வந்து நீங்க முன்கூட்டியே அன்னக்கி இரவே வந்து செஞ்சு வச்சுப்பீங்க.
அ அன்னக்கி இரவே பண்றனால, நமக்கு அடுத்த நாள் வேலை ஈசி ஆகுது. அடுத்த நாள் நமக்கு இல்ல நம்ம பிளான் பண்றதுல தான் அ இருக்கும் அப்பிடின்னு தோணுது. இந்த டுடூலிஸ்ட் எழுதுறதா இருக்கட்டும், அதுக்கு முன்ன நாள் இரவே எல்லாத்தையும் தயார் செய்தது வைக்கிறதா இருக்கட்டும். இது உண்மையாவே நெறைய மாற்றம் கொண்டு வந்திருக்கு. மனசளவுலயும், உடம்பு அ சோர்வு ஆக்காம இருக்கிறதலயும், நம்ம தியானத்தோட சேர்ந்து பண்றப்ப கண்டிப்பா இதுல ஒரு வித்தியாசம் தெரியுது.
கண்டிப்பா. கண்டிப்பா. கண்டிப் ம். காலையில எழுந்து என்ன பண்றதுன்னு தெரியாம, அவசர, அவசரமா ஏதோ ஒன்னு பிளான் செய்யாம செய்றதுல வர விளைவுகள, நீங்க சொல்றமாரி செய்றதுல வந்து ரொம்ப ஈசியா இருக்குன்னு சொல்றீங்க. கண்டிப்பா. இது எல்லாரும் பின்பற்ற வேண்டிய ஒரு நல்ல விஷயம் தான். இப்போ, இந்த கால அ குழந்தைங்கலாம் பாத்தீங்கன்னா, எழுந்ததுமே வந்து தொலைபேசி. பொழுது சாய்ங்காலத்திலயுமே, இரவுலயுமே சரி தொலைபேசி. நைட்லயும் தொலைபேசி பயன்படுத்துறாங்க. அவங்களெல்லாம் வந்து எப்டி கட்டுப்படுத்துறது? அவுங்களோட காலை இந்த ரொட்டீன வந்து எப்டி அழகாக்குறது?
ம்ஹ்ம். ஆமா கண்டிப்பா கண்டிப்பா. ஓஹோ! ம், ம். கரெக்டா கேட்டீங்க. இப்போ என்னன்னா, ஒரு பொறந்த ஒரு 8 மாசம், 9 மாசம் குழந்தைங்க கையில கூட ஒரு அலைபேசி இருக்கு. அது கையில வந்து அவுங்களால அ Youtube போனா தான் சாப்புட்றாங்க. அந்த மாதிரி ஒரு அ இது ஏற்பட்டுருச்சு. இப்போ க் அவுங்க பெற்றோரையும் வந்து நம்ம முழுமையா குற சொல்ல முடியாது. அவுங்க தாத்தா, பாட்டி வீட்ல இருந்தாலும், அவுங்க அக்கா, அண்ணா, அ அ ஃபோன் பார்க்குறாங்க அப்பிடின்னா, இந்த குழந்தைகள் அ வேற வழி இல்லாம தள்ளப்படுறாங்க. சரி, டிவி பாத்தாதான் சாப்புடுறீங்களா? ஃபோன் பார்த்தா தான் சாப்புடுறீங்களா? அதுக்கு ஒரு அ எ எப்டி சொல்றது? ஃபோன் இருந்தா தான் அந்த காரியம் நடக்குங்கிற மாதிரி ஆயிடுச்சு. இத சரி பண்றது இது ஃபுல்லா அ நம்ம பெற்றோர குறை சொல்ல முடியாது. ஆனா சரி பண்ற பொறுப்பு அவுங்களுக்கு தான் இருக்கு.
ம். ம். கண்டிப்பா. ம். ம். ம். ம்.

ம். அதாவது, நீங்க வீட்டுக்குள்ளே வெச்சுக்கக் கூடிய ஒரு சில செடிகளை மட்டும் வளர்க்கிறீங்கன்னு சொல்றீங்க, அப்படித்தானே? ஏன்னா, இடப் போதாமையினால.
ஆ. ஆமா, இதுவும் சமீபத்துல இருந்தது. அ இந்த பூச்செடிகள் வெச்சிருக் வெக்கிற பழக்கமும் இருந்தது. மே வேற வேற நான் அ எந்தெந்த அ விஷயத்துல நேரம் செலவிட முடியுமோ, புதுசு புதுசா ஆ ட்ரை பண்றது, இந்த ஓவியம் வரையறது, இப்ப நான் எழுதுறேன்னு சொல்றேன் இல்லையா, இதுக்கு முன்னாடி நிறைய விஷயத்தை நான் அ. ட்ரை பண்ணிக் கையாண்டுருப்பேன். அதெல்லாம் <tsk> ஒரு விட்டுட்டுப் போற ஒரு சூழல் மாதிரி இப்ப ஏற்பட்டுருச்சு. எல்லாமே, ஓவியம் நான் அ ட்ரை பண்ணிருக்கேன். ஆம்.
சரி, சரி. ம். வரும். ம். இது இந்த ஓவியம், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நீங்க காலையில எழுந்ததும் செய்யாம, நீங்க உங்க வேலைகள் எல்லாம் முடிச்சுட்டு ஒரு நேரம் இருக்கும் இல்லையா? பொழுதுபோக்கு நேரம் அப்படின்னுட்டு. அந்த மாதிரி நேரத்துல நீங்க இதெல்லாம் செய்யலாம்தானே?
ஆ. ம்ஹ்ம். ம்ஹ்ம். சரியா கேட்டீங்க. இப்ப என்ன ஒரு அ, நான் ஒரு மாற்றம் சொன்னேன் இல்லையா? முன்னாடி காலையில எந்திரிச்ச உடனே நேரா போய் அ வேலை செய்ற மாதிரி ஒரு சூழல் இருந்ததுன்னு. இப்போதைக்கு நமக்கு மதியம் அ மதியத்தை தாண்டித்தான் எனக்கு வேலை அ <tsk> ஸ்டார்ட் ஆகும். அதனால நான் என்ன காலையில எவ்வளோ ட டைம் இருக்கோ, அந்த இதை யூஸ் பண்ணிக்கிற மாதிரியான ஒரு சூழல் ஏற்பட்டுருச்சு. சரி, காலையில இதெல்லாம் சமைக்கணுமா, நமக்குத் தேவையானது பாக்கணுமா, அ ஒரு மியூசிக் கேக்குறதா இருந்தாலும், அ, நம்ம ஓவியம் பண்றதா இருந்தாலும், இதெல்லாம் விட்டுப் போகக் கூடாதுங்கிற ஒரு <tsk> மனுஷங்களுக்கே உள்ள ஒரு பயம்தானே? வேற என்னென்ன நடக்குது, போன்ல நான் காலையில எந்திரிச்சதுக்கு அப்புறம், அ எந்திரிச்ச உடனே யூஸ் பண்ணாம இருந்தாலும், நம்ம நண்பர்கள் கிட்ட பேசுற டைம் ஆ இருக்கட்டும். ஏன்னா நமக்கு வேலை செய்யறதே
ஆமா. சரி. சரி. சரி. ஆமா. ஆமா, அன்னைக்கு வந்து என்ன நடந்ததுன்ற விஷயங்கள்லாம் வந்து, இந்த தொலைபேசியில நண்பர்கள் பகிர்ந்திருப்பாங்க, இல்லை உறவினர்கள் பகிர்ந்திருப்பாங்க. அதெல்லாம் வந்து தெரியாமப் போறதுக்கு வந்து வாய்ப்பு இருக்கு. கண்டிப்பா.
ஆமா. ஆமா. ஆமா, இந்த காலையில எந்திரிச்சு <tsk> நம்மளோட ரொட்டீன் இது மார்றதுக்கான ஒரு காரணமா நான் என்ன சொல்லுவேன்னா, முன்னாடி நான் சொன்னேன்ல, இந்த மாற்றம்தான், அ வேலை மாற்றம்தான். இப்போ நம்ம காலையில எந்திரிச்சு இந்த வேலையெல்லாம் நான் செய்யறனால, அ, எனக்கு வேலை முடிக்கவே அ ஒரு இரவுக்கு மேல ஆயிடும். அப்போதைக்கு நம்ம நண்பர்கள <tsk> தேடிப் போற ஒரு சூழல் எனக்கு ஏற்படல. இந்த மாதிரி ஒரு 10:00 மணி அ 9:00 மணி, 10:00 மணிக்கு அ ஒரு நண்பர்கள் கிட்ட, அ, அலைபேசி மூலம் கால் பண்றதோ, வீடியோ கால் அந்த மாதிரியான சூழல். அவங்களுக்கும் வேற வேற பொறுப்புகள் இருக்கும் இல்லையா? அதனால காலையில என்னென்ன முடிக்க முடியுமோ, அதெல்லாம் அ பண்றதா முடிவு பண்ணிட்டேன். இதுக்காகத்தான் அந்த டு டூ லிஸ்ட் அப்படின்னு சொன்னேன் இல்லையா? அதுக்கான முக்கியமான ஒரு ரீசனே இதுதான்.
ம். ம். ம். சரி. ம். கண்டிப்பா. சிறப்பு. சிறப்பு. இப்போ நீங்க சமையல் வேலையெல்லாம் நீங்கதான் முழுக்க முழுக்கச் செய்வீங்களா, உங்க குடும்பத்தாருக்கு எல்லாருக்கும் சேர்த்து?
அ இருக்குங்க. ஆ முழுக்க, முழுக்க நான் தான்.